நாங்களும் எங்களுக்கும் ஒரு எக்ஸைட்மெண்டங்க ஏன்னா, உண்மையாலயுமே அது நடந்துச்சுனா நாளைக்கு நம்மளும் எண்ணலாம், அப்டின்னு எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு.
ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஒரு ட்ரையல் பாத்துட்டோம்ன்னா நம்மளும் எறங்கிறலாம்.
ஆமா. இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்ல ஒரு ஒரு அங்க வரிசையா ஒரு நெறைய ரூம் இருக்குதுங்க. ஒரு 50 ரூம் இருக்கும். ஒரு 10 ரூம்க்குள்ள இருக்கற கொழந்த புள்ளைங்களுக்கு தெரிஞ்சு போய்டுச்சு. இந்த மாரி இவ நட்சத்திரத்தயே இட்டாந்து வந்து படுத்திருக்றா அப்படினு. அப்புறம் நாங்களும் இவள் தூங்குற வரைக்கும், இவளுக்கு கொசு கடிக்க கூடாது, இவளுக்கு கரெக்ட்டா ஃபேன் காத்து வச்சுட்டு, பெட்ஷீட்லாம் போத்தி விட்டு, இல்லைங்க. அவ சொல்லிட்டு தான் படுத்தா. என் கனவு மட்டும் கலையாம பாத்துக்கோங்க. என்ன யாரும் எதுக்கும் எழுப்பி விட்ற கூடாது. ஆம். எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு அங்கே இங்கே தூக்கி விட்டா கூட எறக்கி விட்டுடுங்கன்லாம் சொல்லிட்டு தான் அவள் படுத்தாள் எங்கள்ட்ட. அதனால நாங்க தூங்காம விடிய விடிய இங்க முழிச்சிக்கிட்டு ஒருத்தி மாத்தி ஒருத்தி, அதாவது ஒரு ரூம்ல ஒரு நாலு பேர் இருந்தோம். ஆ, ஒருத்தி மாத்தி ஒருத்தி அவள நாங்க கண்காணிச்சிக்கிட்டே படுத்து தூங்குறோங்க.
சரி. அச்சச்சோ! சரி. ஓ! கனவு கலைஞ்சிரக்கூடாதுன்னா? சரி. ம். அருமைங்க.
தூங்கி எந்திருச்சு காலையில எந்திரிச்சா, ஆனா அவ விடியறதுக்கு முன்னாடி அவ ஏந்திரிக்றதுக்கு முன்னாடி நாங்க எல்லாம் எந்திரிச்சுட்டோம். நாங்க எல்லாம் எந்திரிச்சுட்டங்க. எங்க வீட்டுக் எங்க ரூம்க்கு முன்னாடி எல்லாம் ஒரே கூட்டம். நாங்களும் முழிச்சுட்டு, ஆ. நாங்க என்ன பண்றோம், அவள எழுப்பி விட்டுட்டு, அவ அவ அவள எந்திரிக்கிற வரைக்கும் நாங்க யாருமே எழுப்பி வுடலைங்க. அவ எந்திரிக்கிற வரைக்கும், நாங்க அப்டியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குறோம் நாங்க. அவள ஆனா நாங்கல்லாம் எந்திரிச்சுட்டு, அவ கட்டுலுக்கு முன்னாடி போய்ட்டு, கண்ணத்துல மேல கை வச்சுட்டு, நாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம். இவ எப்பயா எந்திரிப்பா அப்டின்டு. அவ எந்திரிச்சா. அவளோட பெட்ஷீட் லைட்டா வெலங்கினுச்சுங்க. எங்களுக்குல்லாம் ஒரே சந்தோஷம். "ஏய் எந்திரிச்சுட்டா எந்திரிச்சிட்டா", அப்டின்ட்டு. ஆனாலும் அவ முழுசா கண் முழிக்கணும்னு நாங்கலாம் அமைதியா வெயிட் பண்ணோம். அப்டியே பெட்ஷீட் எடுத்து கீழ எடுத்து வச்சாங்க.
ம். சரி. என்ன நடந்துச்சு? இரவுல என்ன நடந்துச்சு? பாத்தாங்களா, பாக்கலையா? அ. சரி, சரி. ஆ, சரி. <chuckles> ஆ.

கண்டிப்பாங்க. ந க குழந்தைகளுக்கு சோறு ஊட்டறோமோ இல்லையோ, நானே பார்த்து சாப்பிட்டுருக்கறேன். நானே நிறைய வாட்டி ஆன்னு வானத்த அண்ணாந்து பார்த்து நானே நிறைய சாப்பிட்டுருக்கேன். அதுவும் எனக்கு எப்ப தெரியுமாங்க பிடிக்கும், ஊருக்குள்ள வந்து ஃபுல்லா கரண்ட் போயிரணுங்க. ஒரு இடத்துல கூட லைட் எரியக்கூடாது. அப்போ அந்த நட்சத்திரத்தை பாக்கணும். அவ்வளவு ஒரு அழகா பிரகாசமா இருக்குங்க. அது அப்படியே மின்னும் அப்படியே, அப்படியே மினுமினுன்னு மின்னும் அந்த இது. எப்படி நம்ம தண்ணிக்குள்ள மீன எப்படி மின்னிக்கிட்டே ஓடும் குடுகுடுன்ட்டு, அந்த மாதிரி அழகா அது வானத்துல அப்படியே மின்னிட்டு ஓடும். அதனாலதான் அதுக்கு பேரு விண்மீன்னு பேர் வச்சிருக்காங்களோ என்னவோ! ஆ இப்போ, ஆ இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஆ இந்த நட்சத்திரத்தை பார்த்து பார்க்கும்போது என்னோட தோழிகளோட நடந்துட்டு இருப்பேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்ப அவ என்ன சொன்னான்னா, அவளுக்கு யாரோ சொன்னாங்களாம் அந்த மாதிரி, 100 நட்சத்திரத்தை வந்து எண்ணியரணுமா ஃபர்ஸ்ட்
<laughs> சரி. கண்டிப்பாங்க. ஆமா. <chuckles> ஆமா, ஆமா, இருக்கலாம். ஆமா. அது எப்படிங்க எண்ண முடியும்?
அதாவது, <laughs> யார் கிட்டயும் பேசாம, ஆ எங்கேயும் அங்கேயும் எங்கேயும் பார்க்காம, வானத்தை பார்த்து 100 நட்சத்திரத்த நம்ம எண்ணியரணுமா. எண்ணிட்டு, கண் அப்படியே யாரையும் பார்க்காம கண்ண மூடிக்கணுமா. கண்ண மூடிட்டே போயிட்டு அ படுத்து தூங்கிட்டா, நம்மள கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அந்த கனவுல வருவாங்க அப்படின்னு ஒரு <laughs> ஒரு விஷயத்தை அவ எங்கிட்ட சொன்னா. அப்போ நாங்க யாருமே நம்பலைங்க. ஆனா, எல்லாத்தையுமே அந்த வயசுல ஒரு எண்ணம் வரும் இல்லைங்களா, "நம்மள கல்யாணம் பண்ணிக்க போறவங்க யாரு?" அப்படின்னுட்டு. எங்களுக்கு ஆனா எனக்கெல்லாம் ஒரு மாதிரி கூச்சமா இருந்துச்சு. ஏன்னா, எடமுடியா யாராவது வந்துட்டா என்னங்க பண்றது அப்படின்ட்டு. அதனால நான் அந்த மாரி ஆமா.
சரி. <laughs> ஓ! இந்த கதை நல்லா இருக்கே! சரி. கண்டிப்பா. <laughs> அது என்னமோ உண்மங்க. ஒரு சில காமெடி சீன்ஸ் கூட பார்த்துருக்கோம்ல நம்ப. ஆமா ஒருத்தர் வந்து, இது மாதிரி வருவாங்க இப்போ நமக்கு ஆமா.
ம், நன் அம்மா அது ஒரு கதை கூட வரும் பாருங்க, க கெ கிளிய பிடிச்சு குரங்கு கையில கொடுத்த கதையா வந்துரும் இல்லையா, அந்த மாதிரி மாறிடுமோன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பயம். அதனால நான் பெரும்பாலும் வந்து நானு. நான் பண்ணல. எனக்கு பயம் உண்மையாலுமே அத பண்றதுக்கே. ஆனா, இவ வந்து என்ன பண்ணா? நான் பார்த்து, நான் கண்டிப்பா நான் வந்து என் வருங்கால வீட்டுக்காரன கனவுல பார்க்க போறேன்ன்னு சொல்லிட்டு, இவ என்ன பண்ணா எண்ண ஆரம்பிச்சா. எங்க அவ எண்ணுற வரைக்கும் அவ கையை நாங்க புடிச்சுக்குவோம், 2 பக்கமும் கையை பிடிச்சுக்குவோம். ஏன்னா, அவ அண்ணாந்து எண்ணிட்டு இருக்காங்க விழுந்துரக் கூடாதுன்னு சொல்லிட்டு, அவ 2 பக்கமும் அவ கையை நாங்க புடிச்சுக்கிட்டு இருக்கோம்.
ஆமாமா. சரி. சரி. சேரி, சேரி.